இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, சாப்பாடு அப்டீன்னாவே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுல சில பேருக்குலாம் ஒரு சாப்பாடு இருக்கும். இந்த சாப்பாட சாப்பிட்டா தாம்பா எனக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு, நிம்மதியா இருக்கும். அப்டீன்னுவாங்க. அந்த சாப்பாட பாத்தாலே அவங்களுக்கு அவ்வளோவு ஒரு ஆசையா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆறுதல் தரும் சாப்பாடு எது? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே சொல்றீங்களா?
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ இந்த சாப்பாடுன்றது நம்பளுடைய பசிய தீக்கிற ஒரு உணவு மட்டும் சொல்ல முடியாது. அது நம்பளுடைய இந்த எமோஷன்னு சொல்லலாம். நம்பளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, நம்ப உறவுகள நம்பளோட சேர்த்து வைக்குறது, நம்பளோட மன அழுத்தம் குறைக்கிறது. அப்டீன்ட்டு எல்லா வகையான ஒரு உணவே மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு வந்து நம்ப நம்ம உணர்வோட கலந்த ஒரு விஷயம் தான் இந்த சாப்பாடு. அ ம், அது வந்து அது உடம்புக்கு மட்டும் ஆறுதல் கொடுக்குற மாதிரி நம்பளோட மனசுக்கும் வந்து அவ் அவ்வளோ ஒரு நிம்மதி கொடுக்கும். நமக்கு பிடிச்ச சாப்பாடு பிடிச்ச டேஸ்ட்ல சாப்பிட்டுட்டோம் அப்டீன்னா. அ அதுவும் இல்லாம இந்த ஃபூடின்னு சொல்லுவாங்களே! அந்த மாதிரி நான் வந்து ஒரு பெரிய ஃபூடி அப்டீன்றதுனால நமக்கு சாப்பிடுறதுனாலே ஆறுதல் தரக்கூடிய விஷயம் தான். அதில பிடிச்ச சாப்பாடு அப்டீன்னா, வந்து ஆஹா! சொர்க்கம் அப்டீன்ற மாதிரி ஆயிரும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடுனா, அது பிரியாணி தான். ஆ அது வந்து பிரியாணினா எல்லா கடைகள்லயும் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்றது அப்படி அது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்காது. எனக்கு பிரியாணினா அது இப்படி தான் இருக்கும். அப்டீன்னு, சொல்லிட்டு நான் வந்து ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கேன். அந்த வரையறைக்குள்ள அத மெட் பண்ணாமலோ இல்ல, அத தாண்டியோ இருந்ததுனா அத வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கா அது வந்து புடிக்காது. என்னடா இது நமக்கு இவ் இவ்வளோ சூப்பரான பேர் வச்ச பிரியாணிய இவ்வளோ கேவலமா சமைச்சுருக்காங்களே அப்டீன்ற, மாதிரி வந்து எனக்கு ஆயிரும். அதனால பொதுவா எல்லா கடைகள்ளையும் நான் வாங்கி சாப்பிடுறது கிடையாது.
கண்டிப்பா. ஆமா. ஆமாங்க. சூப்பருங்க. <laughs> கண்டிப்பாங்க. சூப்பர்‌ங்க. ஓஹோ! இ என்னங்க! சொல்கிறீங்க பிரியாணிக்கு ஒரு பவுண்ரி வச்சிருக்கீங்களா?
ஆமா. இவ் பிரியாணினா, அது இப்பிடிதான் இருக்கணும், இந் இந் பாக்கெட் இருக்கணும். இந்த டெக்ஸ்சர்ல இருக்கணும். இந்த சைஸ்ல இருக்கணும் <inhales> இவ்ளோ இந்த அளவுக்கு கார்னிஷிங் பண்ணியிருக்கணும். இது இல்லாம <inhales> அ கொஞ்சம் வேற மாரி எதுவும் இருந்தது அப்டீன்னா, இ நிறைய பேரு இந்த பிரியாணி பொடி எல்லாம் இருக்கு இல்லயா? கடைகள்ல வாங்கி, அ எதேச்யா நான் என்னுடைய சொந்த அனுபவத்தையே சொல்றனே, எதேர்ச்சியா 1 தடவ நாங்க 1 வெளியூர் பயணம் போயிட்டுருக்கும்போது, 1 இடத்துல நிப்பாட்டி சரி, ஓகே, என்ன ஆர்ட்ரு பண்ணலான்னு 1 பிரியாணி நான் ஆர்ட்ரு பண்ணிட்டேன். அதுவும் மட்டன் பிரியாணி. அதில அதிகபட்சம் 1 3 பீஸ் இருந்தது <inhales> அதில 1 தக்காளி கிடையாது, 1 வெங்காயம் கிடையாது <inhales> அ எத எத எடுத்து ஒரு ஓரமா வைக்கிறமாரி எதுவுமே கிடையாது. ம் அ வந்து ஒரு கருவப்பிலையோ! பிரியாணில கருவப்பில போடமாட்டாங்க. பட் இந்த கொத்தமல்லி தழையோ <inhales> புதினாவோ 1மே இல்ல. வெறும் சாப்பாடு, அது என்னன்னா, அந்த சாப்பாட்ல அந்த பிரியாணி பவுட்ரு இருக்குல்லயா? அத போட்டு கலந்து, 1 4 இந்த பீஸ் போட்டு கொடுத்துட்டானுங்க. கேவலமா
ஓஹோ! ம். ஆமா, ஆமாங்க. ம். ஓஹோ! ம். ஆஹா! ஓ! ரெடிமேடு பிரியாணிமாரி.
அது என்ன கருமமோ தெரியல. எனக்கு அத பார்த்துட்டு அவ்ளோ கோவம் கோவமா வந்தது. இதுக்கு பேரு பிரியாணியாடா? அப்டீன்னு சொல்லிட்டு இங்க வாங்க யாருங்க இது அப்டீன்னு கேட்டுட்டே வந்துட்டேன் நானு. இது உங்க ஊர் ஸ்டைல் பிரியாணிங்களா? இல்ல இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே? டேஸ்ட் எனக்கு அந்த அளவுக்கு ஆப்டா இல்ல. புடிச்ச மாதிரி இல்ல. அப்பிடின்னு அவுங்கள்ட்டயே வந்து கொஞ்சம் கோவமா சொல்லாம, பொலைட்டா சொல்லிட்டு வந்துட்டேன் நானு அந்த அளவுக்கு வந்து 1 மட்டமா இருந்தது. ஸோ, எனக்கு ஆ.
அ. <laughs> அடடடா! ம். சரிங்க. இப்போ. நீங்க பிரியாணின்னு சொல்ல மட்டன் பிரியாணின்றம்போது எனக்கு 1 ஞாபகம் 1 வருதுங்க. இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, 1 ஹோட்டல் வந்து இருக்கும். 1 பெரிய பேர்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும். அந்த அவ் அந்த பிரியாணி கடையில போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அ சிக்கன் பிரியாணி, அதா எனக்கும் 1 1 அனுபவம் இருக்கு. நான் சிக்கன் பிரியாணி ஆர்ட்ரு பண்றேன், அவரு மட்டன் பிரியாணி ஆர்ட்ரு பண்ணுறாரு. ஆனா, பார்த்தீங்கன்னா, சாதம் 1 தான்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆமா. ம், ம்.
போட்ட ஃபீஸ் தான் டிவ்ரெண்டு
ஆ இப்ப வேற பண்ணுறாங்கல்ல. <inhales> இன்னும் என்ன பண்ணுவாங்க அப்பிடின்னா, இந்த மஷ்ரூம் பிரியாணி, <inhales> ஆ அப்புறமேலு இந்த ம அ காலிஃப்ளவர் போட்ட பிரியாணி. <gasps> அ இந்தமாரி எதாவது 2 3 பேர்கள வச்சுக்குவாங்க, அந்த காலிஃப்ளவர் ஃப்ரை, ஃப்ரை பண்ணது அந்த எம்ப்டி பிரியாணி மேலே தூவி கொண்டு வந்து <inhales> இது வந்து காலிஃப்ளவர் பிரியாணின்னு கொடுத்துருவாங்க. இந்தமாரி நிறைய கடைகள்ல பண்றாங்க. ஸோ, அதெல்லாம் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். இது பிரியாணின்னு ஒத்துக்க மாட்டேன். இதே 1 வகையான வெரைட்டி ரைஸ் அவ்ளதான். பிரியாணினா அது கிடையாது அப்பிடின்ற அளவுக்கு எனக்கு
ஆமாங்க. ஆமா. ம். ஆமாங்க. ம் கண்டிப்பா. கண்டிப்பா. அ எனக்கு 1 சந்தேகங்க. ஏன் பிரியாணியில வந்து கருவேப்பில போட மாட்டாங்க
ஆ அது என்ன புரொசீஜர் ன்னே எனக்கு தெரியலங்க. எ எ எ எங்க வீட்ல நான் செய்யும்போது கருவேப்பில போடுறேன்னு சொல்லுவேன் <inhales> இது என்ன நீ பண்ணுறது என்ன தக்காளி சாதமா பண்ணிட்டு இருக்க! எதுக்கு கருவேப்பில போட்ற! பிரியாணிலாம் கருவேப்பில போடக்கூடாது அப்பிடின்னு சொல்லி என்னோட கணவர் சொன்னாரு அதேமாரி நான் நிறைய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருக்கேன், அங்கேயுமே ஒருத்தர் கூட கருவேப்பில போட்டதே கிடையாது யாருமே! நான் பார்த்துருக்கேன். அந்த 1 காரணத்தினால ஓ ஆமா <inhales>
ஓ! அப்பிடிங்களா! நான் இன்ன வரைக்குமே கருவேப்பில உருவி. உருவி போட்டுட்டு இருக்கேனே!
இல்ல, பிரியாணில போட மாட்டாங்க அதான் அப்ப நான் அ நான்வெஜ் நம்ம வந்து மத்த கிரேவி இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா அதுல போடுவோம். பட் பிரியாணில அது யாருமே போடுறது கிடையாது. அது ஏன்னே எனக்கும் தெரியல. அந்த 1 அந்த தேடலுக்கான பதில் எங்கேயும் எனக்கு கிடைக்கவே இல்ல ஏன் போட மாட்டேங்கிறீங்க? நல்லா தான இருக்கும் வாசமா தானே இருக்கும்! அப்பிடின்ட்டு. புதினா, கொத்தமல்லி அவ்ளோ போட்றோம். அ இதே கருவேப்பிலைக்கு அது என்ன பாவம் பண்ணுச்சு? பிரியாணில அப்பிடின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எண்ணமும் இருக்கு. நமக்கு பிரியாணினாவே
ஆ. புதுசா இருக்குங்க. நீங்க சொல்றது. நான் வீட்ல சமச்சாலோ! இல்ல எங்கள் வீட்டுக்காரு பிரியாணி சூப்பரா பண்ணுவாருங்க. அவரு அந்த முந்திரிலாம் நிறைய போட்டு பண்ணுவாரு. செம்ம டேஸ்டா இருக்கும். அப்பிடியே அந்த சாதம் வந்து பார்த்தீங்கன்னா, உதிரி, உதிரியா எடுப்பாருங்க. அது அவரால மட்டுந்தான் அப்பிடி எடுக்கவே முடியும். எனக்குல்லாம் அப்பிடி பண்ணா, குழஞ்சிரும் சாதம். ஆ அதே மாதிரி அம்மா செய்ற பிரியாணியும் பார்த்தீங்கன்னா, அம்மா குக்கர் ல பண்ணுவாங்க. ஆனா அதிலேயும் அம்மா கருவேப்பில போடுவாங்க. ஆனா, ரொம்ப டேஸ்ட்டு, நல்லா டி அத நல்ல 1 வாசனையா இருக்கும் எனக்கு. ம் இவரும் கருவேப்பில போட்டு தான் செய்வாரு. இன்னக்கி தான் நான் கேள்விப்பட்றேன், கருவேப்பில போட மாட்டாங்க அப்பிடின்னு.
ஆமா. ஆஹா. நிச்சயமா. ம்ஹ்ம். ஓ! ம்ஹ்ம். ம், ம், ம். இல்ல, இல்ல. எனக்கு தெரிஞ்சு எங்க ஏரியாக்கள்ல இல்ல நாங்க வெளியே போய் எ எங்கேயாவது சாப்ட வரைக்குமே வந்து இந்த லன்ற விஷயம் பிரியாணியில கண்டிப்பா போடவே மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கு உண்மையா தெரியவும் இல்ல அப்பிடி ஏன ஏன்னோட அந்த டிக்ஷனரி யில வந்து பிரியாணினா அது சீரக சம்பா ரைஸ் தான். பாஸ்மதி ரைஸ் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது வந்து புலாவ் இல்ல வேற இந்த அ ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரியான ஐட்டங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லாயிருக்கும். அதே தான் ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணி பண்ணுவாங்கல்ல, லேயர் லேயரா ஆ போடுவாங்கல்ல <inhales> 1 லேயர்ல ஃபஸ்ட்டு கிரேவி இருக்கும், அ, அதுக்கு அடுத்த லேயர்ல அழகா வந்து சாப்பாடு தூவி விடுவாங்க, அதுக்கு மேல இந்த ஆனியன் டாப்பிங் போடுவாங்க, திரும்ப 1 லேயர் சாப்பாடு <inhales> அப்பி டி போடுவாங்கல்ல, அதுதான் ஹைதராபாதி ஸ்டைல்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்மதி ரைஸ் வந்து அதுல பண்ணலாம். அது நல்லாயிருக்கும். மத்தபடி நம்ம ஊர்ல பிரியாணினா அது சீரக சம்பா தான். அது சீரக சம்பாதேய சம்பா இல்லாத பிரியாணிய நான் பிரியாணின்னு ஒத்துக்க மாட்டேன். அந்த அளவு அ இது போகு
ஓஹோ! கண்டிப்பாங்க. ம் ம். கண்டிப்பாங்க. <laughs> கண்டிப்பாங்க. இப்ப நீங்க என்னென்ன என்னென்ன ஊர் பிரியாணிலாம் நீங்க சுவச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த ரொம்ப உலக நம்ம தமிழ்நாட்லேயே ரொம்ப ஃபேமஸான பிரியாணி ஆம்பூர் பிரியாணி. அந்த பிரியாணி நீங்க சா சாப்ட்டுருக்கீங்களா? அதில வந்து உங்களுக்கு அ பிடிச்ச விஷயம் என்ன?
ஆ. ஆமா. நான் அதான் சொல்ல வந்தேன் அ கண்டிப்பா. நான் இந்தமாரி பல ஊர்களுக்கு ட்ராவல் பண்ணி பிரியாணி எக்ஸ்ப்ளோர் பண்ண அளவு நான் ஒரு ட்ராவலர் கிடையாது. <inhales> நீங்க சொன்ன ஆம்பூர் பிரியாணி நான் சாப்பிட்டுருக்கேன். அப்புறம் அந் அ திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. <inhales> ஏனா, இது ரெ ரெண்டும் அந்த ஃப்ரான்சைஸும் எங்க ஊர்ல இருக்கு. அதனால நான் சாப்பிட்டுருக்கேன். <inhales> ரெண்டுமே வந்து சூப்பரா தான் இருக்கும். இது எல்லாத்த விட, எனக்கு பி ஆறுதல் தர்ற சாப்பாடு பிரியாணினாலும், அத நான் செய்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல இருக்க எல்லாரு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏனா, <inhales> அ, அ எனக்கு அந்த பிரியாணி சமைச்சாவே ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்குன்னு வச்சுக்கலாமே! ஏனா, நான் அத நான் சூப்பரா சமைச்சிருக்கேன் அப்டின்ற ஒரு எண்ணம் எனக்கும் வரும். <inhales> நானும் அத சூப்பரா சாப்பிடுவேன். எங்க வீட்ல இருக்கிறவங்களும் அது நல்லாருக்கு, நல்லாயருக்குன்னு சொல்லிட்டு கால்லே அதாவது மதியம் அப்புறம் நைட்‌டு 2 வேளையுமே சாப்பிடுவாங்க. திரும்ப நெக்ஸ்ட் வீக்கும் பண்ணி கொடு அப்பிடில்லாம் கேட்கும்போது, அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆறுதல் அதிகமா குடுக்கும். ஆஹா! நம்ம இவ்ளோ சூப்பரா நம்ம செஃப் ஆகிட்டோன்ல அப்டின்றமாரி வந்து <inhales> எனக்கு தோணும். ஏன் பிரியாணிலே சொல்லுங்க.
ம்ஹ்ம். ஆமாங்க. ஓ! ம். சரிங்க. கண்டிப்பாங்க. ம். ஓ! இப்பங்க. இப்ப பிரியாணி வந்து நீங்க சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்! நீங்க மத்தியச மதியத்துக்கு சமைக்கிறீங்க! காலையிலேருந்து எல்லாம் ரெடி பண்ணி மதியம் நீங்க சமைச்சிறீங்க அந்த பிரியாணிய. இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 வ வகையான சுவையே குடுக்கும். அதாவது 1 வந்து நம்ம சுட சுட சாப்பிடும்போது அது ஒரு வகையான சுவை கொடுக்கும். அதே பிரியாணி பார்த்தீங்கன்னா, நீங்க வச்சிருந்து நல்லா மூடி போட்டு வச்சுட்டுங்க, நைட் எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன்! அது ஒரு சுவையா இருக்கும். அத அந்த எசென்ஸ்லாம் அப்டியே அதுல உள்ள ஊறிடும் அது. அது பார்த்தீங்கன்னா, அது ஒரு டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா?
ஆமா. நிச்சயமா. ஆமா. கண்டிப்பா. நிச்சயமாங்க. இன்னும் என்னன்னா நான் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் நான் இங்க அ இது கொஞ்ச கொஞ்சம் பிராண்டடான ஷோரூம்ல வாங்குவேன், நானு. <inhales> இந்த அ ம் அ இதெல்லாம் இருக்கு, இல்லையா. பட்ட, கிராம்பு, சோம்பு, மராட்டி மொக்கு. இ இது எல்லாமே வந்து தனித்தனியா வந்து, தேடி ஸ்பெஷலா, எது ஃபர்ஸ்ட் கிளாஸோ அதுதான் வாங்குவேன், நானு. <exhales> அதெல்லாம் கொஞ்சூண்டு போட்டாலே வந்து, அவ்வளோ சூப்பரா வந்து, அந்தோட அந்த வாசமும், அதுல இருக்கற அந்த காரமும் வந்து ஏறும். ஆனா, எ எப்யாவது தெரியாம, கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டுட்டன்னா, அதோட அளவு கொஞ்சம் கூட்டுன மாதிரி தான் இருக்கும். நம்ம சுட சுட சாப்படும்போது, அந்த அளவுக்கு அது தெரிஞ்சுக்காது <inhales> அ கொஞ்சம் லைட்டா ஒரு ஒரு பிஞ்ச்சு கொஞ்சம் அதிகமா இருக்குற மாரி இருக்கும். "மசாலா வாசன கொஞ்சம் தூக்கலா இருக்கு" அப்பிடீங்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப சுட சுட சாப்பிடும்போது, அது ஒரு பிரச்சனையா தெரியாது. ஆற வச்சு சாப்பிடும்போது, அந்த வாசம் எல்லாம் சாப்பாடு ஃபுல்லா நல்லா ஊறிபோயிட்டு, பெ பெரிய பெரிய லெவல்ல, அந்த வா வாசம் வந்து, வெளிய வராது. இன்னும் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். சுட சுட சாப்பிட்டா ஒரு டேஸ்டு. அப்பிடீன்னா ஐய என்னோட உமிழ்நீர் சுரப்பி ரொம்ப அதிகப்படியா வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் பிரியாணி பத்தி பேசுவும் <laughs>
ஓஹோ! சரிங்க. ஓஹோ இல்ல. உங்களுக்கு மட்டும் இல்ல. எனக்குந்தான் <inhales> எனக்கும் தான் அப்பிடீயே வந்துட்டு போகுது வெளில <laughs> <inhales> உண்மையாலுமேங்க நம்ம என்னதான் சாம்பார் சாதம்லாம் நம்ம செஞ்சு வச்சாலும் குழந்தைங்கள்ட்ட கூட போய், நீங்க கேட்டு பாருங்களேன். "உனக்கு என்னம்மா பிடிக்கும்?" "அம்மா, பிரியாணி" அதுவும் என் பெரிய பொண்ணு சொல்லுவா, "அம்மா பிரியாணின்றது பேர் இல்லம்மா. உணர்ச்சிமா" உணர்வுமான்னுவா.
ஆமா. அ. <laughs> ஆ. அ. <inhales> ஆமா. "பிரியாணி இஸ் ஏன் எமோஷன்" அப்பிடீன்னு, அந்த த நெறைய படங்கள்லலாம், சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரியான வார்த்தைகள். அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை தான். <inhales> எனக்கு வந்து, நான் சமைக்கிறது ரொம்ப பிடிக்குன்றதுனால வந்து, எனக்கும் அது வந்து ஒரு எமோஷன் தான்னு சொல்லலாம். அது
ம். ம். ஆமா. கண்டிப்பா. ம். இப்போ பெரும்பாலும் பிரியாணினா, சிக்கன் பிரியாணி தான். அதாவது நான்வெஜ் தான் புடிக்குங்களா? இல்ல, வெஜ் பிரியாணியும் புடிக்கும். எக் பிரியாணி, அப்புறம் அப்ப மீன் பிரியாணி. அப்புறம் நண்டு பிரியாணி, பிரான் பிரியாணி. நெறைய வருது, இல்லைங்களா? <laughs> <inhales>
ஐயயோ! எனக்கு என்னா அ இ இந்த நண்டுல்லா எனக்கு பயங்க. நான் அத பார்க்கவும் மாட்டேன். பிரான் எனக்கு ஒ சுத்தமா அது அலர்ஜி அதுனால நான் அதை பண்ண மாட்டேன். <gasps> மத்தபடி நீங்க சொன்னீங்க இல்லையா. அந்த மாரி மஷ்ரூம் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி பண்ணுவேன். அ அது வந்து வார நாட்கள்லேயே டக்குனு பண்ணிறலாம். அ அதிகபட்சம் எவ்வளோ நேரம் ஆகிற போகுது? ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளேயும் ரெடி பண்ணி குடுத்துருவேன். <gasps> தம் பிரியாணிய நான் அ இந்த நான் சொன்னேன்லையா, இந்த மஷ்ரூம் பிரியாணிய, காளான் பிரியாணி இதெல்லாம் இங்க எங்க தெருவுகள்லயே வரும். காளான் காளான் வித்துட்டு வருவாங்க. அது என்னைக்கலாம் வித்துட்டு வருவாங்களோ? அன்னைக்கெல்லாம் வாங்கி, பிரியாணி பண்ணிடுறது தான். கொஞ்சம் 2 பாக்கெட் வாங்கி போட்டு, எல்லா இடத்துலயுமே அது ரொம்ப மிக்சடா இருக்கும். நல்லாருக்கும். அது சாப்பிடுறதுக்கு. அப்புறம் மீல் மேக்கர் போட்டு. சொல்லுங்க.
<laughs> ம். எதுங்க? எந்த பேரு? மஷ்ரூம் பிரியாணி. ஓகே, ஓகே, அ ஓ ம்ஹ்ம். ஆமாங்க. இப்போ அ இப்போ எப்டீங்க? சரிசமமா இருக்கணுமா, உங்களுக்கு? பிரியாணில வந்து மஷ்ரூமும், அரிசியும் எனக்கு கரெக்ட்டா இருக்கணும். அதேமாரி, கறி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு சிக்கன் வந்து 1/2 கிலோ வாங்கினோ வாங்கினாலே, ஒரு 4 பேரு சாப்பிடுற மாரி செய்யலாம். சில பேரு பார்த்தீங்கன்னா, 2 பேரு செய்ற சாப்பிடுற மாரி செய்வாங்க. அந்த மாரிலாம் இருக்குங்களா? உங்களால, அதாவது ஒரொரு வாய்க்கும், எனக்கு அந்த பிரியாணி பீஸ் வேணும். அப்பிடீன்ற மாரி.
ஆமா. 1/2 கிலோ ரைஸு. ஆமா, 1/2 கிலோ ரைஸ் போடணும். இல்ல ரெண்டையுமே ஈக்குவலா போடுறது உண்டு. இப்ப 1/2 கிலோ ரைஸ்ன்னா, 1/2 கிலோ வந்து சிக்கனோ, மட்டனோ அது போடுறது உண்டு. ஆனா, ஒவ்வொரு வாய்க்குமே வந்துட்டு இருந்ததுன்னா, சாப்பாடோட டேஸ்ட்டு எனக்கு வந்து அந்த பீஸ விட பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். பீஸ் இல்லாத பிரியாணினாலும் நான் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். அந்தமா <chuckles> அந்தமாரி இருக்கும்போது ஒவ்வொரு வாய்க்குமே அது நமக்கு தேவைப்படாது. ஸோ, ஈக்குவல், ஈக்குவல் போட்றதுதான். இப்பிடி ஒவ்வொரு வாய்க்குமே வருதுனா, அது கொஞ்சம் அதிகப்படியா போடணும், மட்டன் பீஸோ, சிக்கன் பீஸோ கொஞ்சம் அதிகப்படியா போட்றமாரியான ஒரு சூழல் ஏற்படும். அப்பிடி ஏ என் பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்பிடின்னா வந்து தேங்காய் பாலும், எங்க வீட்ல செஞ்ச நெய்யும் தான். எ இது ரெண்டும் இல்லன்னா, என் பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டே கிடைக்காது. அ அதுவு அந்த தேங்கா பால்லேயே நான் வந்து சாப்பாட வேக வைக்கிற ம அந்த தம் போடுறத வந்து தேங்காய் பால்லயே வந்து வப் அ பண்ணிருவேன். அ அதுதான் என்னோ அதிகப்படியான டேஸ்ட்ட வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம். இதுபோக கடைகள்ல இந்த பேஸ்ட்டு கிடைக்கும்ல. பிரியாணி பேஸ்ட்டு, பிரியாணி பவுடர் இதெல்லாம் நான் பயன்படுத்தினதே கிடையாது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அ அது ஒரு தடவ ஊருக்கு போயிருந்தப்போ வந்து அவுங்க வீட்ல இதுமாதிரி வாங்கி செஞ்சு ரொம்ப காரமா ஒருமாரி என்னமோ ஆயிருச்சு. அந்த அந்த நே நா நாள்லருந்து, நான் வந்து, "இது பயன்படுத்தவே கூடாது. என்ன ஆனாலும் நம்ம சொந்தமா ச வீட்ல ஸ்பைசஸ் ரெடி பண்ணிக்கலாம்" அப்பிடின்னு சொல்லிட்டு, அந்தமாரியான அந்த அ பிசின் மாதிரிலாம் பேஸ்ட்டுகளோ, இல்ல இப்ப பொடிகளோ, நான் வந்து பயன்படுத்த மாட்டேன், என்னோட பிரியாணிக்கு. அதுதான் என்னோட பிரியாணியோட ஸ்பெஷலு.
ம், ம். சரிங்க. ம். கரெக்ட்‌டுங்க. ம். கண்டிப்பாங்க. சூப்பருங்க. கண்டிப்பாங்க. ஆமாங்க. ம். ஓஹோ! ரொம்ப அருமைங்க. உண்மையாலுமே நெறைய பேர் பாத்தீங்கன்னா ரெடிமேட் இஞ்சி பூண்டுலாம் வாங்கி வெச்சுக்கிட்டு போடுறாங்க பாருங்களேன். ஆமா. ம். ம், ஆமாங்க. ஆனா வீட்ல நம்ம வந்து அரச்சு வெச்சுக்கிட்டா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 3 நாளைக்கி, அதும் அடிக்கடி நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிற மாரினா, அரச்சு நம்ம பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். அ வேணுங்கறப்ப எடுத்து போட்டுக்கலாம். அதும் ரொம்ப நம்ம வேலைய, வேலைய ஒரு பிஸியான நாட்கள்ல தான் அந்த மாரி பண்ண முடியும். அ மத்த நாட்கள் எல்லாமே அரச்சு வெச்சுக்கிட்டு பன்றதான் ரொம்ப நல்லதுங்க. அ ரொம்ப ரொம்ப அருமையா ரொம்ப அழகாவும் அந்த பிரியாணின்ற ஒரு வார்த்தையை பத்தி, அது அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்குமா? அதுவும் கருவேப்பில போட மாட்டாங்கன்றதையும் நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அடுத்தது எனக்கெல்லாம் இஞ்சி பூண்டு தட்டி போட்டு ஏதாவது பண்ணாலே எனக்கு அது பிரியாணி தாங்க. ஆனா <chuckles> எங்க அம்மா ஒரு தக்காளி சாதம் செய்வாங்க ஆனா நான் அதுவே ஊர் ஃபுல்லா பிரியாணி பிரியாணின்னு சொல்ட்டு வருவேன் நானு. பரவால்ல. ஆனா பிரியாணின்னா இப்பிடித்தான் இருக்கணும், அப்பிடின்றத ரொம்ப அழகாவும், தெளிவாவும் நீங்க எங்கெல்லாம் சாப்ட்டுருக்கீங்க, எப்பிடிலாம் நீங்க ருசிச்சு, ரசிச்சு, சாப்ட்டுருக்கீங்க, அப்பிடின்ற ஒரு விஷயத்த என்கிட்ட ரொம்ப அழகா நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்க.
ஆ சுத்தமா ஒத்துக்காது. அதில வினிகர் போட்டிருப்பாங்க அந்த ஸ்மெல்லே எனக்கு பிடிக்காது. ஆமா. நிச்சயமா. கண்டிப்பா. <laughs> <laughs> ஆஹா! மகிழ்ச்சிங்க.